நிச்சயமா, நிச்சயமா. அதாவது இந்த பாடல் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லோருடைய ரத்தத்தில் கலந்தது சினிமா மாதிரி, நம்ம ரத்தத்தில கலந்தது தான். ஏதாவது ஒரு பாடல். நமக்கு புடிச்சதே நம்ம டெய்லியும் ப்ளே பண்ணி கேட்போம். அப்டிலாம் எங்கேயிருந்தாலும் வந்து, நம்ம காதில விழும். இந்த பாடல்கள் இல்லாம, நம்ம நாட்களே நகராது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும்னா, ஒரு ஹெட் ஃபோன் எடுத்து காதில மாட்டுறோம். அழகா சர்ச் பார்ல போய் சர்ச் பண்ணி, என்ன பாடல் வேணுமோ, அதை வந்து ஒலிக்க விட்டு நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆனா, இந்த இசையோட பயணம் இவ்வளோ எளிதா இருக்கும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? <chuckles> நிச்சயமா கிடையாது. அது ஒரு ரொம்ப தூர பயணம்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப் இப்போதான் ஒரு 10 வருடங்களா இந்த மாதிரியான ஒரு ம ஃபோன்ல வந்து நம்ம பாட்டு வந்து பதிவிறக்கம் பண்ணி கேட்கிறது. அந்த மாரியான ஒரு சூழ்நிலை. எனக்கு வந்து எப்டின்னா, ஆரம்ப காலத்தில வந்து என்னுடைய க் குழந்தை பருவத்தில அப்படின்னா எங்க வீட்ல "ஃபிலிப்ஸ் ரேடியோ"அப்டின்னு ஒன்னு இருந்துச்சு. அப்போ, அது ரேடியோ மட்டும் தான். அ எஃப்எம் கெடையாது அது. எங்க எங்க அப்பா பயன்படுத்தினது.
ம். ம். ம். ஆமா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. தெரியும். பெரிய ரேடியோ பெட்டி வரும். ப்ரவுன் கலர் பெட்டி மாதிரி இருக்கும். அதில வந்து 2 3 பட்டன் மாதிரி, திருக்குறா மாதிரி இருக்கும். அது எங்க வீட்ல 1 இருந்துச் ஆ.
ஆமா. ஆமா. திருகி ஸ் <chuckles> ஸ்டேஷன் மாத்தணும் அது. எங்க வீட்ல ரொம்ப கஷ்டப்படுற காலங்கள்ல, எங்க அப்பா ரொம்ப நாள் காசு சேர்த்து வச்சு ரூ. 750 ன்னு சொல்லிட்டு "ஃபிலிப்ஸ் ரேடியோ" வந்து வாங்கிட்டு வந்தாரு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அது வாங்கி இ நான் பொறக்கறதுக்கு முன்னாடியே அதை வாங்கிட்டாங்க. அ இப்போ, அது வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் பிறக்கறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி வாங்கிட்டாங்க அது. இன்னும் சூப்பராக ஓடுது. அருமையா ஓடுது. கண்டிப்பா ஓடுது. அந்த ஃபிலிப்ஸ் ரேடியோ. அது என்னென்னா, ஆரம்ப காலத்தில வந்து, அந்த "டெல்லில இருந்த அஞ்சல்" அப்டின்ற மாதிரி சொல்லி வ ச வருவாங்க. "சென்னையில இருந்த அஞ்சல்"னு சொல்லிட்டு வரும். எஃப்எம்மே கிடையாது, அப்போ. அதுக்கப்புறம் எஃப்எம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம், எங்க ரேடியோவுக்கு மவுஸே இல்லாம போயிருச்சு. அதில பாடல்களோ, இந்த "விவித் பாரதி"ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு ப்ளே பண்ணுவாங்க. வாரத்தில ஒரு நாள் ஒரு படத்த வந்து அப்படியே அ பிளே பண்ணி காட்டுவாங்க. அதில விஷுவலா வராது, எதுவுமே. அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் வரும். அப்புறம் புடிச்ச பாடல்கள் போடுவாங்க. சொல்லுங்க.
ஆ ஆமா. ஸ்டேஷன் மாத்தணும் நம்ம. <laughs> ஆ. ஆ. இன்னும் இன்னும் வேலை செஞ்சுட்ருக்கா? அப்பிடீங்களா? அப்பிடீங்களா? ஆ. ஆ. ஆ. ம். ஐயோ! நீ நீங்க நீங்க நீங்க சொ நீங்க சொல்லும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் நெறைய வருது. ஆ. <chuckles> பார்த்தீங்கன்னா வைச்சுக்கங்களேன். நெ நம்ம வந்து டீ கடையில உட்கார்ந்திருப்போம். நீ நீ இ இ இங்கே விட்டுருங்க. நீங்க நகரத்த விட்டுருங்க. அப்படியே கிராமத்தில வந்து, நீங்க எல்லாம் காலையில போய் போயி வந்து எல்லாம் டீ கடையில தான் பர்ஸ்ட், பர்ஸ்ட் போய் உட்காருவாங்க, காலையில. அந்த டீ கடையில உட்காரும்போது பக்கத்தில ஒரு பெஞ்ச்ல பேப்பர் உட்கார்ந்து படிச்சிட்டு, அங்க வெ அது நீங்க சொன்ன அதே விபத் பாரதி அங்க ஓடிட்டு இருக்கும் பின்னாடி. ஆ அது அது அது ஒரு ரொம்ப நல்ல அனுபவம்.
<laughs> கண்டிப்பா. <laughs> ம். ம்.